நம்மளோட வாழ்க்கையில அப்பபிடின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வழிகாட்டுதல் மூலியமா நமக்கு உறவு ஆவாங்க. அப்பபிடி ஒரு ஒ தொடர்ந்து நம்மள வழிகாட்டும்போது அந்த உறவ வந்து நம்ம எப்பபிடி பராமரிக்கலாம்? அதுக்கான சில கட்டா கட்டாயப்பட்ட எதாச்சும் ஒரு இப்பிடி தான் இருக்கணும் அப்பிடிங்கிற எழுதப்படாத விதிமுறை எதாச்சு இருக்குங்களா? இல்ல நம்ம வந்து அந்த மாதிரி இல்லாம ந நட்பாவே இருந்தாலே அந்த உறவ இன்னும் வளர்த்துக்கலாமா? உங்களோட கருத்து என்ன?
ஆ. ம். கண்டிப்பா. அதின் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, ஆ, இப்ப என்னோட கருத்துப்படி பார்த்தீங்கன்னா, அந்த தொடர் வழிகாட்டி உறவை வந்ட்டு எப்பிடி பராமரிப்பீர்கள்ன்றத பொறுத்தவரைக்கும், ஆ, நம்மளோட த வழிகாட்டின்றவுங்க வந்துட்டு எங்கிருந்து வேணாலும், எப்போது வேணாலும் வரலாம். எந்த இடத்துல இருந்து வேணாலும் வரலாம். அது யார் என்னன்னு நம்மளால வந்துட்டு நீ தீர்மானிக்க முடியாது இல்லயா! அப்பபிடின்றப்போ திடீர்னு ஒருத்தவங்க வந்துட்டு நம்ம வாழ்க்கையில வந்துட்டு ஒருத்தவங்க வருவாங்க வழிகாட்டியா! அப்பபிடிதான் எனக்கும் வந்துட்டு ஒரு அண்ணன் வந்துட்டு வந்தாரு. எப்பபுட்ன்னா எங்க தெரு, தெருவுல வந்துட்டு பக்கத்து வீட்டுல வந்துட்டு வசித்தவரு. அவரு வந்துட்டு என்னோட வழிகாட்டியா வந்துட்டு திடீர்னு வந்தாரு வழித்துணையா! எப்பபிடின்னா, இந்த மாரி விஷயங்கள வந்துட்டு செஞ்சீன்னா, உன் வாழ்க்கையில நிறைய நெ நினைச்ச விஷயங்கள வந்துட்டு நீ வந்துட்டு அடையலாம். அதுமாரி நீ மேல இடத்துக்குப் போலாம் அப்பபிடின்றமாரி அவரோட வாழ்க்கையில நடக்காத விஷயத்த எனக்கு நடக்க வைக்கணுன்றமாரி நெனைச்சாரு. அதே போல வந்துட்டு எனக்கு.
ஆமாங்க. பரவால்லீங்களே! அதாச்சும் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்பபிடின்னா தனக்கு நடக்கலன்னா மத்தவங்களுக்கு நடக்கக்கூடாது அப்பபிடிங்கிற எண்ணத்துல தான் இருப்பாங்க. ஆனா வந்து அந்த அண்ணா வந்து தனக்கு இல்லன்னாலும் பரவாயில்ல, மத்தவங்களுக்கு அது நடந்திருக்கணும் அப்பபிடிங்கற ஆசை இருந்திருக்கு இல்லயா! ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு. அப்புறம் என்னங்க ஆச்சு?
கண்டிப்பா. ஓ. ம். இப்ப பார்த்தீங்கன்னா அதே போல வந்துட்டு நம்ம பெற்றோர்கள் பொதுவாவே அந்த எண்ணங்களோடதான் இருப்பாங்க. ஒரு வழிகாட்டியா. அவங்களுக்கு தெரியுதோ தெரியலியோ அது அப்படிதான் இருப்பாங்க. அவங்களையும் விட்டுக்குடுக்க முடியாதுல்ல இந்த இடத்துல. ஏன்னா அந்த மாரி விஷயத்துல வந்துட்டு இந்த என் வீட்டு பக்கத்துல வந்துட்டு வசித்த அந்த அண்ணா வந்துட்டு, எனக்கு வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு அ ஒரு ஊடகம் வந்துட்டு ஆரம்பிச்சாங்க. எப்படின்னா இந்த மாரி ஆட்டோகேட் இந்த மாரி விஷயங்கள்லாம் த்ரீ டி அது மாரிலாம் வந்துட்டு புதுசா இப்ப வந்திருக்கு தெரியுமா? அந்த மாரி விஷயங்கள் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒ, ஒ, அவங்களாவே வந்துட்டு ஒரு செயலாளரா வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு வச்சு ஒரு விஷயத்தை வந்துட்டு ஏற்படுத்தி நடத்துனாங்க ஒரு அலுவலகம். ஆ, எப்படின்னா இது மாரி கற்றுக் குடுப்பது, வேலை வாங்கி குடுப்பது அதிலிருந்து ஆ, நிறைய விஷயங்களை வந்து தெரிந்து கொண்டு, நல்ல இடங்களில் வேலை பங்கேற்பதுன்ற மாரி நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. அதுல வந்துட்டு அவங்க எனக்காக வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நெருங்கிய ஒரு அண்ணன் சொல்லலாம் அவங்க. கூடப் பொறக்காத அண்ணன்றது மட்டும்தான். மத்தபடி எல்லாமே செஞ்சாங்க. அப்படின்றப்போ எனக்கு நெறைய விஷயங்கள் வந்துட்டு வழிவகுத்தாங்க. இது மாரி செய், நீ பண்ணு, இந்த மாரி சர்டிபிகேட் வாங்குனு நெறைய.
ஆமா. ஆமாங்க. ஓ. அதாச்சு கல்வி அதாச்சு கல்வி சம்பந்தமாவே உங்களுக்கு நெறைய வழிகாட்டுனாங்க.
ஆ, கண்டிப்பா. அந்த அதின் அடிப்படையில் தான் எல்லாமே முழுக்க இருந்தது. எப்பிடின்னா, ஆ, இது மாதிரி செய்யணும், பண்ணணும் அப்பிடின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு அவுங்களாவே வந்துட்டு என்ன சேர்த்துவிட்டாங்க. அந்த இதுல அலுவலகத்துல. எனக்கு வந்துட்டு டிரையினரா வந்துட்டு பயிற்சியாளரா வந்துட்டு என்ன வந்ட்டு நிரமே ஆ, அங்க வந்துட்டு நியமித்தாங்க. எப்பிடின்னா, ஆ, ஒரு, ம், அ ஒரு, ஒரு மாசம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவுங்க எடுத்தாங்க. அதுலே இருந்து நான் கற்றுக்கொண்டத வந்துட்டு மித்தவர்களுக்கும் ப பயில வேணும் அப்பிடின்றதை வந்துட்டு உணர்ந்து, அப்பதான் நான் நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய கத்துக்கிட்டு மேல இடத்துக்குப் போகலான்றத எனக்குச் செஞ்சாங்க.
பரவாயில்லீங்களே! ஆமாங்க. ரொம்ப ஆமா, ஆமா. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. எப்பிடின்னா நம்ம கத்துக்கம்போதுலாம் சில டவுட் வராது. ஆனா நிறைய பேருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது, அந்த மத்த மாணவர்கள் சில டவுட் கேப்பாங்க தெரியுமா? அப்ப தான் நாம நிறைய தேட ஆரம்பிப்போம். நிறைய படிக்க ஆரம்பிப்போம். அது மூலியமா நம்மளோட அந்த கல்வி அறிவு அப்பிடிங்குது இன்னும் நல்லா வளருங்க. கரெக்டா தான் செஞ்சிருக்காங்க அந்த அண்ணாங்க. சொல்லுங்க.
ம், ம். அதுமாரி எனக்குச் செஞ்சு நிறைய விஷயங்கள் இது பண்ணி, எனக்கு நிறைய விதத்துல வழிவகுத்தாங்க. அ, அப்புறமேட்டு அ ஒரு விஷயத்துல வந்துட்டு நான் வந்துட்டு தோல்வியடைஞ்சுட்டேன். ஒருமாரி முழுமை அடையாம வந்துட்டு மா மனதார ரொம்ப காயப்பட்டு ஒருமாரி மனசு உடஞ்சு உட்கார்ந்துட்டேன், அப்பிடின்றப்போ அப்பக் கூட என்ன விடாம இன்னும் வந்துட்டு என்னை உ ஊக்கவித்து நிறைய விதத்துல வந்துட்டு என்னை மேன்மைப்படுத்துறதுக்குதான் நின்னாங்க. ஏன்னா, அந்தமாரி விஷயங்கள் தான் அவுங்கள வந்துட்டு அவுங்க வாழ்க்கையில வந்துட்டு இன்னும் வந்துட்டு கீழ் நோக்கிப் போக வச்சது. அதுமாரி இவன விட்றக்கூடாதுன்றமாரிமாரி யோசிச்சு என்ன வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்தி இது பண்ணணும் அப்பிடின்றமாரி பண்ணாங்க. அதே விதத்துல அடுத்த நபர் யாருன்னு என் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, என்னோட கூடப் பிறந்த அக்கான்னு சொல்லலாம். அவுங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் எனக்காக வந்துட்டு செய்யணும், பண்ணணும். அவுங்களமாரி நான் ஆயிடக்கூடாது அப்பிடின்டு ரொம்ப யோசிச்சு, யோசிச்சு எனக்காக செஞ்சாங்க.
எ எந்த விஷயமாங்க? கல்வி விஷயமாவா? இல்ல வேலைவாய்ப்பு விஷயமாவா? எந்த விதத்துல உங்கள வந்து, அவங்க வழிகாட்டி எடுத்துட்டு போனாங்க.
கல்வி. கல்வி விஷயமாவும் சரி, வே வேலை விஷயமாவும் சரி, எப்படின்னா, இப்ப நான் இதை வந்துட்டு கல்வியில வந்துட்டு எடுத்து படிச்சேன், செஞ்சேன் அப்படின்றப்ப, என்னோட வாழ்க்கைத்தரம் வந்துட்டு நல்ல ஒரு மேன்மையான இடத்துல வந்துட்டு இருக்கும். நம்ம வந்து நியமிக்கலாம். இவன, தம்பி, அது மாரி விட்டுறக்கூடாது. அவன் காலகட்டம் தான் பின்னாடி வந்துட்டு நல்லா பாத்துக்கணும் எல்லாரையும். அவனும் நல்லா இருக்கணும், எல்லாவிதத்துலயும் அப்படின்ற ஒரு ஆ, நோக்கத்தின் அடிப்படையில வந்துட்டு என்ன வந்துட்டு ரொம்ப நல்ல விதமா வழிவகுத்தாங்க. "இந்த படிப்பை நீ எடுத்துப் படி. இது படிச்சீன்னா உனக்கு ரொம்ப நல்ல வாழ்க்கை வந்துட்டு உனக்கு கொடுப்போம். இதைச் செய், அதைச் செய்யாதே," அப்படின்றது வந்துட்டு நெறைய எனக்கு எடுத்துச் சொல்லுவாங்க. ஒரு சில நேரங்கள்ல நம்ம அப்பா, அம்மாட்ட கூட நம்ம வந்துட்டு, ஆ, "ஆமா, போங்க," அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா, ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்குன்னு சரின்னு எப்ப படுதோ, அப்ப வந்துட்டு சரின்னு சொல்வோம், எல்லாத்தையும் சொல்றவங்கள்ட. மித்த நேரங்கள்ல எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து அத தடுத்துட்டு, அடுத்த விஷயத்தை தான் பாக்கப் போனுமே தவிர்த்து, நம்மளுக்கு என்னைக்கு வந்துட்டு ஒரு புரிதல் வருதோ, அன்னைக்கு தான் அது வந்துட்டு முழுமையா புரிஞ்சு, நம்ம அதை வந்து எடுத்துப்போம். இல்லாட்டி, நம்ம வந்துட்டு "போங்க, வேற வேலை இல்ல," அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிடுவோம்.
ஆமா. ஆமாங்க. நீங்க ரொம்ப சரியா தான் சொன்னீங்க. ரொம்ப அழகா, சரியா சொன்னீங்க. இப்ப வந்து, அந்த அண்ணாவா இன்னமும் அந்த உறவோட பராமரிச்சிட்டு இருக்கீங்களா?
கண்டிப்பா. அ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நேத்து கூட நேத்து நான் கால் பண்ணி அவங்கள்ட்ட பேசினேன். அ என்ன பண்றாங்க, எப்படி இருக்காங்க, எங்க இருக்காங்கன்ற மாரி அப்போ விசாரிப்பேன், பேசுவேன். ஆ, நல்லாதான் பேசுவாங்க இப்ப வரைக்குமே.
அந்த உறவ இன்னும் எப்படி வந்து பராமரிச்சிட்டு வர்றீங்க?
பராமரிப்பின் அடிப்படையில பார்த்தீங்கன்னா எல்லாமே அன்புதான்ற மாரி சொல்லலாம். ஆனா இந்தக் காலகட்டத்துல நெறைய விதத்துல அன்புன்றது அழிஞ்சுகிட்டு தான் வருது. உண்மையான அன்பு வந்துட்டு எங்கயுமே கிடையாது. அப்படின்றப்போ நம்ம உண்மைக்கு உண்மையா, அன்புக்கு அன்பா இருந்தோம்னா மட்டும்தான் அதை வந்துட்டு நல்ல ஒரு விதத்துல பராமரிக்க முடியும். அந்த உறவை என்னைக்குமே வந்துட்டு நம்ம கையை விட்டுப் போகாத அளவுக்கு நம்ம வச்சுக்கணும்னா, நம்ம ஒரு அன்பு காட்டுதலின்படியும், அவங்களோட வார்த்தையின் புரிதல்படியும், நம்மளோட வார்த்தையின் புரிதலின்படியும் அவங்களுக்கு வந்துட்டு புரியணும். அப்படின்றப்போ மட்டும்தான் வந்துட்டு எல்லாமே நல்லபடியா நடக்கும். இல்லைன்னா, இந்த புரிதல் இல்லைன்னா, அந்த அன்புக்கான புரிதல் இல்லைன்னா, எந்த விஷயமும் வந்துட்டு இங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு பராமரிக்கவே முடியாது. இந்த உறவுக்கான பராமரிப்ப.
ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்ப நீங்க வந்து உங்களுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழிகாட்டியிருக்காங்க. இப்ப நீங்க அந்த மாதிரி எதாச்சு உறவ வந்து நீங்க வழிகாட்டி அழைச்சுட்டு போயிருக்கீங்களா?
கண்டிப்பா. அதேமாரி நானும் யோசிச்சு ஒரு சில விஷயங்கள் பண்ணி இருக்கேன். ஆனா, அதுல வந்துட்டு எனக்குக் கிடைச்சது வந்துட்டு மனஅழுத்தங்கள் தான் அதிகம். அந்தமாரி பாத்தீங்கன்னா. எவ்ளோ நான் மனஅழுத்தங்கள் ஆனாலுமே திரும்பத் திரும்ப இன்னொருத்தவர்களுக்குப் போய் செய்யணும், செய்யணும்னு போய் தான் நிப்பேன். ஏன்னா நான் அது வந்துட்டு நான் சொல்லக் கூடாது. இருந்தாலும் சொல்லலாம். என்னன்னா, என்ன அதின் அடிப்படையிலயே, அவுங்க மனிதாபிமான அடிப்படையிலயே எங்க அப்பாவும், அம்மாவும் என்ன வளர்த்துட்டாங்க. அந்தமாரியே நான் வளர்ந்ததுனால அவுங்கள பார்த்துப் பார்த்து மற்றவர்களுக்கு நல்லது செய்யணும், நல்லது செய்யணும். நம்ம நல்லா இல்லன்னாலும் பரவாயில்ல. அவுங்களும் நல்லா இருக்கணும். இப்பிடியே யோசிச்சு யோசிச்சு இருந்து கடைசியில வந்துட்டு எனக்கு வந்துட்டு அதுல இருந்து வந்து கிடைச்சது எல்லாமே கெட்ட பெயர்கள் தான். ஆனா அவுங்க இன்னக்கி நல்லா இருக்காங்க. நல்லா இருந்தது போட்டும். அதுனால எதுவுமே நமக்குப் பிரச்சன கிடையாது. அப்பிடின்றப்போ அவுங்க நல்லா இருக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷம் தான் படணும். ஏன்னா அவுங்களுக்கு புரிஞ்சது அவ்ள தான். நம்மளுக்கு புரியிறது என்னன்றது தெளிவா நம்மளுக்கு தெரியும். என்ன விஷயம்ன்றது.
ஆமா.
அப்பிடின்றப்ப நம்ம வந்துட்டு, எது
ரொம்ப, ரொம்ப அழகா சொல்லிட்டே இருக்கீங்க. உங்களோட வாழ்க்கையில வந்து ஒரு மாத்தி ஒரு ஏமாற்றங்கள நீங்கச் சந்திக்கிறீங்க நான் நினைக்கிறேன். இப்ப ஏற்கனவே ஆ ஏற்கனவே இருக்கு இல்லயா உறவு. இப்ப உங்க அக்கா உறவுகள் சொன்னீங்க இல்லயா! இப்போ உங்க அக்கா உறவுகள வந்து நீங்க எப்பிடி பேணி பாதுகாக்குறீங்க?
கண்டிப்பா.
அது அவங்க என்னதான் கூடப் பொறந்தவங்க.
உண்மையா சொல்லணும்னா ம், உண்மை.
அப்படி இருந்தாலுமே அந்த உறவை நாம இன்னும் வலுப்படுத்துறதுக்கு இன்னும் இப்பனாலும் கொஞ்சம் வந்து வயசாயி போச்சு இல்லையா? அப்போ வந்து அவங்கவங்க வாழ்க்கைக்கு அவங்கவங்க வெளியூர் போற மாதிரி அந்த மாரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடும். அப்படி இருக்கும்போது அந்த உறவு வந்து இன்னும் நல்லா வலுப்படுத்தறதுக்கு, பேணி என்ன காக்குறீங்க?
ஆமா. அ அ அப்படி பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்துட்டு அடிப்படையிலயே நெறைய இருக்கு. அ இது மாரி இப்ப என்னோட அக்கா வந்துட்டு இப்ப என் கூட இல்ல. அதனால இன்னைக்கு நான் வருத்தப்படுறேன். அன்னைக்கு நான் வருத்தப்படல. ஒரு சந்தோஷமா அடிச்சிக்கிட்டு, கத்திக்கிட்டு இது மாரி பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு சந்தோஷ வாழ்க்கையின் அடிப்படையில எல்லாம் போயிடுச்சு. அப்ப வந்துட்டு எனக்கு வலி, வேதனைகள் வந்துட்டு தெரியல. எங்க அக்கா பக்கத்துல தான் இருக்காங்கன்னு. ஆனா இன்னைக்கு அவங்க என் கூட இல்லன்றப்போ, அவங்க வந்துட்டு கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்கன்றப்போ, நம்ம வந்துட்டு எதுவுமே வந்துட்டு இது பண்ண முடியாது. நம்ம வருத்தப்பட்டுக் கிட்டு தான் இருக்கோம். நம்மளால நெனைச்ச நேரத்துக்கு டக்குன்னு போய்ப் பார்க்கவும் முடியாது. அவங்கள பேசவும் முடியாது. ஏதோ ஒரு போன்ல வந்துட்டு ஒரு தொலைபேசி மூலமா வந்துட்டு முகம், முகமும் முகமும் வந்து பாத்துக்கிறது. அது மாரி பேசிக்கிறது. ஏதாவது நம்ம வந்துட்டு சிரிச்சு பேசிக்கிறது. அது மாரி ஒரு வருத்தத்தோட நம்ம வந்துட்டு அன்பு வந்துட்டு பரிமாறிக்குவோம் அப்படின்றப்போ நேர்ல என்னால நினைச்ச நேரத்துக்கு பார்க்க முடியாதுன்றப்ப, எப்போப்பல்லாம் பார்க்க முடியும்னா, இந்தத் தொலைபேசி மூலமா பாத்துக்கிறது மட்டும்தான். என்னைக்காவது ஒரு நாள் எனக்குன்னு ஒரு நேரங்கள் கிடைக்கிறப்ப அன்னைக்கு மட்டும்தான் நான் போய்ப் போய் எங்க அக்காவை பார்க்க முடியும், அவங்க பையனை பார்க்க முடியும், அவங்க ஹஸ்பண்ட்ட பார்க்க முடியும். என்னைக்காவது தான் நான் போய்ப் பார்த்துட்டு வர முடியும்ன்றப்ப, அந்த வருத்தம் இன்னமும் எனக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. இல்லாம கிடையாது. அந்த உறவை வந்துட்டு, என்னால வந்துட்டு இது பண்ண முடியல. ஏன்னா நான் இன்னும் வந்துட்டு ஒரு சம்பாதிக்கிற அடிப்படையில வந்துட்டு இன்னும் போல.
ம். சரிங்க புரியுது. ம்.
அதுனால, எ எங்க அக்காவுக்கு வந்துட்டு நான் செய்றதுக்கு நறைய விஷயங்கள் ஆசைப்பட்டுருக்கேன். அப்டின்றப்போ நான் என்னால செய்ய முடில. சூழ்நிலையின் காரணத்தினால நான் வந்துட்டு ரொம்ப மனது மனது உடைந்து போய் உக்காந்துருக்கன்றத தான் சொல்ல முடியும். அந்த உறவை வந்துட்டு பாதுகாத்து தான் வச்சிருக்கேன். ஆனா நான் நெனைச்ச மாரி என்னால பண்ண முடில. ஆனா அவங்க என்னை வந்துட்டு எந்த விதத்துலயும் தப்பா நினைக்கல. எந்த விதத்துலயும் அவங்க எது பண்ல. நான் கரெக்ட்டா வச்சிருக்கேன். அவங்களும் என்னை ரொம்ப கரெக்ட்டா வச்சிருக்காங்க. ஆனா நான் கொஞ்சம் மனக்கஷ்டத்தோட இருக்கேன். ஆனா இன்னவரைக்கும் பாதுகாத்து தான் பராமரிச்சிட்டு தான் போயிட்டு இருக்கு அந்த உறவை.
அதுக்குன்னு கொஞ்சம் நேரம் காலம் வருங்க. அப்போ வந்து நீங்க செய்ய நெனைச்ச அத்தனையுமே நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க அக்காக்கு அழகா செய்யலாம். <inhales> இப்போ அந்த ஊர் பக்கத்துல ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு வந்து வழிகாட்டுனாங்க அப்டின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? அவங்களுடைய வழிகாட்டுதல் மூலியமா வேறு என்னென்ன பயன்கள்லாம் நீங்க அடைஞ்சீங்க?
<lip trill> என்னால என்னென்ன பயன்கள் அடைய முடிந்ததுன்னா, இந்தக் காலத்துல வந்துட்டு நறைய விஷயங்கள் இப்ப எல்லாமே வந்துட்டு டிஜிட்டலா போயிடுச்சுன்றப்போ, இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கொண்டால் மட்டுமே இந்தப் போட்டி உலகத்துல வந்துட்டு நம்மளால வெல்ல முடியும்ன்ற விஷயத்தை ரொம்ப முக்கியத்துவமா நான் அறிஞ்சுகிட்டேன். ஏன்னா இந்த விஷயங்கள்லலாம் வந்துட்டு நம்ம நறைய அடிப்படை தேவைகளை மட்டும் அ வந்துட்டு கற்றுக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் கற்றுக் கொள்றதுக்கு, நம்ம ஆர்வத்தோட ஊக்குவிக்கப்பட்டா மட்டுமே தான் நம்மளால எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் இந்தக் காலத்துல. இல்லன்னா நம்பளால முடியாதுன்ற ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க நல்லாவே எனக்குக் கத்துக் குடுத்தாங்க. ஏன்னா, இப்போ உள்ள காலகட்டத்துல எல்லாமே போட்டி உலகமா இருக்குன்றப்போ, நம்பளால 1 ரூபா சம்பாதிக்கணும்னாலும் இந்த காலத்துல நம்ம கஷ்டப்பட்டா மட்டும்தான் முடியும். அதுக்கான ஆர்வமும், ஊக்கமும் நம்பள்ட்ட இருக்கணும். மற்றவர்கள்கிட்டருந்து வரக் கூடாது. மற்றவர்கள் ஆயிரம் விதத்துல வந்துட்டு நம்பள்ட்ட சொல்லுவாங்க. இது மாரி பண்ணாதே, இது நல்லாருக்காது, இது மாதிரி செய் இது நல்லா இருக்கும் அப்படின்னா. ஆனா அதெல்லாம் நம்ம காதுல போட்டுக்கக் கூடாது நம்பளுக்கு எதுல ஆர்வம் இருக்கு, எதுல ஊக்கத்தொகை நம்மளுக்கு இருக்கு, அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லபடியா மேன்மைப்படுத்தி எடுத்துட்டு போனால் மட்டுமே நம்மளுக்கான வாழ்க்கையோட அ அங்கீகாரத்த வந்துட்டு நிர்மைக்கலாம். இல்லன்னா எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு நல்லாவே எனக்குக் கத்துக் குடுத்தாங்க அவங்க.
நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்தப் பக்கத்துல இருக்கான்னா இன்னமும் அந்தத் தொடர்புக்கு நீங்க எதாச்சும் வந்து அந்த ஊர் பக்கம் போயிட்டு வர்றது, இல்ல இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு எதாச்சும் ஒரு பரிசு கொடுக்கறது? அந்த மாதிரி எதாச்சும் ஒரு உறவை வந்து இன்னும் வலுப்படுத்தறதுக்கு எதாச்சும் பண்ணி இருக்கீங்களா?
கண்டிப்பாங்க. <inhales> அ அடிக்கடி அவங்க வந்துட்டு என்னைக்காவது அவங்க வேலைய முடித்துட்டு ஊரு பக்கம் வந்துட்டு வர வரப்போலாம் நான் வந்துட்டு எங்க வீட்டுல இருந்து கிளம்பி போய்ப் பாத்துட்டு வர்றது உண்டு. <inhales> அ ஒரு சில நேரங்கள்ல, அவங்களுக்கு பிடித்ததை வந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் போறப்ப, என்கிட்ட இருக்கிற சூழ்நிலையின் அடிப்படையில மட்டும் வாங்கிட்டு போய்க் குடுக்கிறது உண்டு. ஆனா என்னதான் இருந்தாலும் எங்களோட அன்புன்றப்போ அவங்க அ-புரிதலின் அடிப்படையில என்ன ஆயிடுனா, வாங்கிக் கொடுக்கிறோம், குடுக்கல, அடுத்த விஷயம்ன்ற மாதிரி நம்மளோட அன்பு, நம்மளோட வார்த்தை, நம்மளோட சொற்கள் எப்படி எடுத்துட்டு போய் அவங்கள்ட சேர்க்குதோ, அவங்களோடது நம்மள்ட்ட எப்படி வந்து சேர்க்குதோ? இதுல தான் வந்து எல்லா விஷயமும் வந்துட்டு நம்மளுக்கு அடிப்படையா இருக்குன்றதை தான் பெரிய விஷயமா நம்மளுக்கு கத்துக் கொடுக்கும். இந்த உறவை வந்துட்டு பரிமாறு பராமரிப்பு
நீங்க து ரொம்ப அழகா சொன்னீங்க. தொடர் வழிகாட்டுல், உறவு இருந்தாலும் அது வந்து நாம எப்படி வந்து பராமரிக்கணும் அப்படின்னா? அன்பு, பாசத்தால மட்டும்தான் பராமரிக்க முடியும். மத்தபடி பரிசளித்தல் அது எல்லாமே அடுத்த பட்சம் தான், எனக்கு இந்த மாதிரி ல்லாம் வழிகாட்டி இருக்காங்க. எங்க அந்த அண்ணாவும், கூடப் பொறகாத அண்ணனும், கூடப் பொறந்த அக்காவும் எனக்குச் சிறந்த முறையில வழிகாட்டி இருக்காங்க, அப்படிங்கறத ஒரு அழகா என்கிட்ட அந்த விஷயத்தைச் சொல்லிப் பகிர்ந்துகிட்டிங்க. உங்ககிட்ட பேசியதுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி.
ஆமா. உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி.